சரி, சரி. ம்.
இந்த பக்கம் நாத்தனாரா இருக்கட்டும், அங்க பக்கம் கொழுந்தரு, அவுங்களோட மனைவியா இருக்கட்டும், இந்த பக்கம் சின்ன நாத்தனா ஆ.
ஆம், புரியுது. அவுங்க வந்து இந்த சண்ட வரக்கூடாது, உறவு உட்றக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா நிச்சியமா, சண்ட வந்துச்சுங்களா? ஒரு நாள் வந்திருக்குமே! எப்படின்னாலும், அந்த இது.
என்னான்னா, குழந்தைங்க எல்லாம் கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அ என்னா? நீங்க வந்து அ அதுதான் கொழந்தைங்க கேக்கும்போது தான் ஆமா எல்லாருக்கும் பொறி தட்டுச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம அத எடுத்துட்டு போக முடியாது! இது தான், எ நான் என்ன மாதிரி என் பசங்க இருக்க மாட்டாங்க, நான் என்னா பண்ணுறது? அப்படிங்கிற மாரி எங்க பெரிய மாமா வந்து, எங்க அம்மாகிட்ட சொன்னாங்க. ஏன்னா, நாம இருக்கிறது வேறத்தா, அதெல்லாம் வந்து கொழந்தைங்கள போய் நம்ம போய், நீ பாரு, பண்ணுன்னு சொன்னா, அவன் கேள்வி கேட்குறான், என்னா பண்றதுன்னு தெரியல.
பெரிய மாமாக்குங்களா? ம். சரி. புரியுது. ம். நிச்சயமா, கேட்பாங்கள்ல! அவுங்க எல்லாரும் கேள்வி ஏன் பண்ணனும்? எதுக்கு பண்ணணும்? அவுங்க நமக்கு என்னா பண்ணாங்க? இத பண்ணுறதனால அவுங்கள்லாம் நம்ம மதிக்கிறாங்களா? நீங்க என்னா இது முடிய சம்பாரீச்சிங்க? இந்த மாரி கேள்விகள்லாம் பயங்கரமா வரும் இல்லீங்களா?
அ. அதான்! அதுதான், எனக்கு என்னான்னா, இத சொல்லிக் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்ன்னு, எனக்கு அம்மாச்சி மேல தான் கொஞ்சம் இத சொல்லிக் கொடுத்துருக்கலாமோ! சின்ன மாமாவுக்கும். பெரிய மாமா இவ்வளோ செய்யும்போது, சின்ன மாமாவுக்கு சொல்லிக் குடுத்தா வந்திருப்போம்ல.
இல்ல அது, சொல்லிக் குடுக்கல, நான் என்னா சொல்வேன்னா, இத நான் மறுபடியும் சுயநலம்ன்னு தான் சொல்வேன். ஏன்னா, ஒரு கட்டத்தில எல்லாருக்குமே புரிதல் வந்துரும். எல்லாம் நம்ம வளந்தவங்க தானேங்க. ஒரு கட்டத்தில இவரு பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப, நாம பதிலுக்கு ஏதாவது பண்ணணும், நாமளும் பொறுப்பேத்துக்கணும் அப்டிங்கற அந்த உள்ளுணர்வு யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமில்ல. இப்ப நீங்க உக்காந்துருக்கீங்க, பக்கத்தில 2 பேரு ஒரு க மூட்டைய தூக்குகிறாங்க அப்டிங்கிறப்போ, அகலமா கால ஆட்டிட்டு படுத்திருந்தா, அது நமக்கு எரிச்சல உருவாக்குமா? இல்லயா? அந்த நேரத்தில.
ஆமா ஆமா. ம். இல்ல, அது ஒண்ணு. இன்னொண்ணு என்னான்னா, அண்ணா தான் பாத்துட்டுருக்காங்க. அதில போய் நான் எடையில போய் நான் ஏதாவது செஞ்சேன்னாலும், அவுங்களுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காதா? இன்னொண்ணு வந்து, நாம அத
ம். அது கேட்டா தானே! கேட்டா தானங்க தெரியும், அதுல என்னன்னு சொல்றதுக்கு! ம், ம்.
அ, அதுதான். அத கேக்கணும். இன்னொண்ணு வந்து, நாம போய் ஏதாவது செஞ்சோம்ன்னா, திரும்ப நம்ம கை கைலயே குடுத்துருவாங்க. அண்ணா வெலகி போய்ருவாங்க.
ஆ. அப்ப அது அது வ அத அததான் நான் சுயநலம் தான், சொல்றேன். "இந்த வேல நம்ம தலையில விழுந்துருமா!" அப்படின்னு இருந்தா, அப்புறம் அதுவும் அதுக்கு பேரு அது அப்ப அ அண்ணன் அவர்கள் மொத்தமா பாத்துக்கிட்டு இருக்காருல்லா, அத்தன வருஷமா! அவரோட வலியும், வேதனையும் யாரும் அத சரியா புரிஞ்சக்கிறதில்ல. உங்க அம்மாச்சியாவது சொல்லிருக்கலாம். நீயும் அவனுக்கு வந்து
ஆ. அந்த மாதிரி அதுதான். எனக்கு இதா இருந்துச்சு. அ அதுதான். எனக்கு என்னான்னா, ஒரு 4 வேலை இருக்கு. மாமா 4 பக்கமும் போயி ஒரு வேல செய்றாங்கன்னா, 2 இந்தாப்பா நீ கொஞ்சம் பெரியவனா ஆயிட்ட, நீ கொஞ்சம் இந்த 2 என்னான்னு பாரு, அப்படின்னு சொல்லிருந்து இருக்கலாம்.
ம்.

ஓ! அவங்க வந்து அதாவது தனியாவே இருந்துகிறாங்க. அதிலிருந்து வர்ற காசு பணமோ, பெனிபிட் மட்டும் வேணும். ஆனா நான் வந்து ஒட்டிக்க மாட்டேன். எனக்கு நீங்க குடுக்கிறதுல கொடுத்து தான் ஆகணும் அப்படின்கிற மாதிரி ஒரு தெளிவானது. ம்.
அ. அதான். அதான், அதான். ஆ அதுதான். அப்ப ஒண்ணு குடுத்தா தானே ஒண்ணு கிடைக்கும் அத்தை. நீங்க வந்து இத செய்யலாம்ல, எல்லாரும் ஒண்ணா வந்து சமைக்கிறோம். நீங்க மாத்திரம் தனியா இருப்பேன்னு சொல்கிறீங்களே. ஏன்னா திருவிழா காலங்கள்லாம் வரும்போது நான் போய் சொல்லியிருக்கேன், அவுங்ககிட்ட.
ம். சரி.
அவுங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. "அதெல்லாம் ஒத்து வராது." அப்படிங்கிற மாதிரி பெரிய, பெரிய வார்த்தைகள்லாம் பேசிருவாங்க. <chuckles> நாம சின்ன அ.
ஓ! அவங்க. ஆனா சமைச்சு வைச்சா வந்து சாப்பிட்டு மட்டும் போய்ருவாங்க இல்லையா?
ஆ ஆமா அது மாதிரி. அப்ப நமக்குமே தோணும், ஒருவேள இவுங்க வந்து தப்பு ஏதும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் போய் சொன்னது உண்டு, திரும்பவும் நீங்க வந்து பெருசா செய்யலனாலும் அவுங்களுக்கு சித்திக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி. அவங்க பசங்களாம் பெரியவங்கள ஆன உடனே, இப்போ இப்ப வந்து மாமா சீர்லாம் நெறைய இருக்கு இல்லையா.
ம். ஆமாங்க.
அப்ப போய் நான் பேசியிருக்கேன். ஓரளவுக்கு காலேஜ்லாம் முடிச்சுட்டேன் நானு, அப்போ வந்து என் தங்கச்சி வந்து பெரிய பொண்ணாகும்போது நான் போய் கேட்பேன், எ செய்ய பாருங்க இது வந்து மாமா செய்றாங்க, இல்லன்னு நான் சொல்லல. ஆனா நீங்களும் செய்யணும், மாமாவே செஞ்சுட்டே இருக்காங்களே! நீங்களும் மாமா தானே.
சரி, சரி. ம். ஆமா. இது ஒரு அபத்தமா தானே இருக்கு அப்ப வெறுங்கைய வீசிட்டு வந்துட்டு போறதுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒருவேள உங்க குடும்பங்கள் மேல வேற ஏதாவது கோபமா, அவுங்களுக்கு?
அ. ஆ, அதுதான். இல்ல கோபம் இல்ல. செய்யணும்னு அவசியம் இல்லல்ல, செஞ்சா என்ன செய்யலனா என்ன? அன்னைக்கு அந்த இது நடக்கத்தானே போகுது. நான் வந்தாலும் வரலைன்னாலும் நடக்குறது நடந்துட்டு தான் இருக்கும். எனக்காக எதுவும் நிக்காது.
ம். அனேகமா நீங்கலாம் கொஞ்சம் பொறுமைசாலின்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் வந்து விட்டு வச்சுகிட்டு இருக்கீங்க. என் குடும்பங்கள்ல இந்த மாதிரி நடந்திருந்தா, மண்ட ஒ பிரிஞ்சுருச்சு என் குடும்பங்கள், அது தான். எனக்கு இப்ப தான் புரியுது. நாங்க அத பிரச்சனையே எடுத்து பேசு
அ. ஆ. இல்ல, இல்ல. அது அம்மாலாம் பேலன்ஸ் பண்ணி பெரிய சண்டைகள்லாம் வராம அவுங்கள இன்னுமே விட்டுக்குடுத்து, விட்டுக்குடுத்து அவுங்க அதையே பழகிட்டாங்க. சரி பண்றதுக்கு. மோம்
இல்ல, இல்ல. இதுல நான் வந்து என்ன ஆச்சுனா, இப்ப எங்க அப்பா தொடர்ந்து இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்துல, நிச்சயமா மொத்தமா உருவி இருப்பாங்க. இப்போ வந்து அதே விஷயம் தான் உங்க பெரிய மாமாவுக்கு நடக்குற மாரி எனக்கு ஒரு எண்ணம். உண்மையிலே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல.
ம்ஹ்ம். எ இல்ல, அதுதான் அம்மா வந்து நீங்க வந்து மாமா நெறயா பொறுப்புகள் எடுத்துக்கிட்டாங்க, அதுனால பெரிய அண்ணாக்கு கொடுக்க வேண்டியதுல எவ்ளோ கொடுக்கணுமோ, நீங்க பஞ்சாயத்துல சொல்லி நீங்க அத செஞ்சே ஆகணும்னு, அப்பாகிட்டலாம் சொல்லி அனுப்ச்சாங்க. ஏன்னா மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு அவுங்க செய் செய்யல. ஆத்மாதமா செஞ்சாங்க, அவுங்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ செஞ்சியே தான் பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி அம்மா, அப்படி சொன்னாங்க. அப்போ சித்திலாம் வந்து "நமக்கு சின்ன மாமா ஒதுக்கிவுட்டாங்க, அப்ப பெரிய மாமா வேணும்" அப்படிங்கிற மாதிரி. "என்னய சின்ன அண்ணன ஒதுக்கி விட்டுட்டாங்களே செய்ய மாட்டானே!" அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் அவங்கவங்களுக்காக யோசிக்கும்போது என்னுடைய அம்மாவும், பெரிய மாமாவும் தான் "அவங்க 2 பேரும் சின்ன பசங்க தானே, நம்ம தான் பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாதிரி. அவுங்கள இடையில நின்னு பேசுவாங்க. எனக்கு அதுவுமே ஆச்சரியமா இருக்கும். ஏன் நியாயமா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு?
ம். சரி. புரியுது. அ. புரியுது. ம்.